அதுக்கப்பறம் சிவாஜியோட ப சில சில படங்கள், முக்கியமா ஒரு 5 சாமி படங்களும் ஒரு 5 வந்து 4 பழைய படம், 1 புது படம், அப்போ என்ன வந்துருக்கோ, எது போட முடியுமோ, கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்த அத வாங்கி போடுவாங்க. ஆ
ஓ! அ ஓ! சரிங்க சரிங்க. ஓ! சரிங்க சரி. அது வந்து எப்டின்னா ப படங்கள் எந்த திரைப்படம் என்ன வந்துச்சோ, அந்த படம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி போடுவாங்க.
ஆமா, அது என்னான்னா, மொத்த மக்களுக்கும் சேந்து எல்லாருமே வந்து பாக்கலாம். அது ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி நெறையா இடம் இருந்துது. நாங்க மொத்தமா போயி மண்ணுல உக்காந்து அப்படியே அங்கேருந்து, தூரமா இருந்து பாத்து ரசிப்போம், வெறும் மண் தர தான்.
பாக்கலாம். ம். ஓ! சரிங்க சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அதுதான் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் பெருசா இதா கொண்டு வந்து, டான்ஸு அந்த மாரி வைக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாரி திரைய நீங்க சொன்ன மாரி திரை போட்டு அதன
ஆமா. அப்பயும் வந்து டான்ஸு நடக்கும். ஆடலும் பாடலும் போட்டின்னு சொல்லி மதுரைலேருந்து அங்க இங்க கூப்புட்டு வருவாங்க. இப்பயும் இருக்கு, ஆனா இப்ப இந்த த்த படம் எடுத்து திரை போடுறது, இதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா காலகட்டம் மாறிடுச்சு. யார் போட்டாலும் இப்ப பாக்குற அளவுக்கு மக்கள் தயார் ஏன்னா எல்லாமே கையில பாத்துக்கலாம்ல! அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஆனா எனக்கு டிவி பாத்ததில வந்து இந்த மாதிரி தான், இந்த கார்ட்டூனு, அது போக நல்ல நல்ல சீரியல்கள், அ அது போக இந்த காமெடிக்குன்னே ஒரு சீரியல் வந்து "சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு" ஒரு சீரியல் இருந்தது
ஆ சரி சரி. ஓ! சரிங்க சரிங்க. அ போயிடுச்சு. கண்டிப்பா கண்டி ஃபயரா இல்ல. <laughs> கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா, ஆமா ஆமா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். <laughs> கண்டிப்பா.
அ ஆமா. அதுல அவரு பேரு எனக்கு ஞாபகம் இல்ல அவரு இன்னைக்கு ரொம்ப பிரபலமான நடிகராயிட்டாரு. அ அவரு, வேற அப்ப நிரோஷா, ஸ்ரீபிரியா எல்லாம் சேந்து நடிச்சிருந்தாங்க. அ அ இந்த எல்லா சீரியலும் சேந்து தான் வந்து, என்னோட குழந்தை பருவத்தில ஒரு நல்ல நினைவ கொண்டு வந்திருக்கு.
கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. <chuckles> பாத்த ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. உங்க குழந்தை பருவத்துல இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில ஆரம்பிச்சு, ஓ இப்ப கொஞ்சம் படம் பெரிய பிள்ளையான உடனே படம் பாக்குறது வரைக்கும், ரொம்பவே அழகா, உங்களோட ஒரு ஒரு வயசுல நீங்க என்னென்ன நாடகத்தை, ஒரு ஒரு நேரத்தையும் லைனா லிஸ்ட்டு போட்டு அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு நன்றி

இன்னைக்கு இருக்கற மாரி எல்லாமே எல்லா நேரமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கெடையாது. இப்ப, நமக்கு எல்லாமே YouTubeல எளிமையா பாத்துட முடியுது. அதனால அப்ப அப்படி இல்ல, அப்ப வந்து அந்த அ ஞாயிற்றுக்கிழம வரக்கூடிய நிகழ்ச்சிகள பாத்தா தான், அவங்களுக்கு அந்த வாரம் முடிஞ்ச மாரி இருக்கும்.
கண்டிப்பா. அழகா சொன்னிங்க. அதான் உண்ம. திருப்தியாருக்கும். கண்டிப்பா. அழகா சொன்னீங்க. அதான் உண்ம.
ஆமா. இது து இதில இன்னொரு பிரச்சனைன்னா, எல்லாரும் வே வேண்டிக்கிறது என்னன்னா கண்ட் கரண்ட் பேய்றக்கூடாதும்பாங்க.
<laughs> கண் கண்டிப்பா. அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நீங்க சொல்ற மாரி அந்த தொடர் அன் அ இப்பயாவது நம்ம திருப்பி ஃபோன்ல போட்டு பாத்துக்கலாம். இல்ல, திருப்பி மறு ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அந்த காலத்தில அப்படி இருக்காது. அந்த ஒரு நாள் தொடரே போயிரும் நம்மளுக்கு அந்த மாரி இருக்கும். கண்டிப்பா.
ஹக். ஆமா. ஆமா. அந்த மாரி பிரச்சனைகள்னால வேற வழியே கெடையாது. கண்டிப்பா கரண்ட் போயிறக்கூடாது. அதுவும் இல்லாம நாங்க வந்து நம்ம ஏரியாவில கரண்ட் இருக்கும். ஆனா அந்த டிவி எங்க யாரு வச்சு நடத்துறாரோ தொலைக்காட்சிய அந்த இது சேனல்ஸ், அங்கே கரண்ட் இல்லனாலும் இங்க வராது. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அதனால கரண்ட் போயிருச்சுனா அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு, எப்ப கரண்ட் வரும்னுலாம் லைட்டே பார்த்துட்டு இருப்போம் வந்துருச்சா இல்லையான்னு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது அந்த காலத்தில இருக்கவங்களாம் திட்ட கூட செஞ்சுருவாங்க. அந்த கேபிள் கனெக்ஷன் அவங்க பண்றவங்கள. "பாத்தியா எப்படி ஒழுங்கா போடுறாங்களா?" அப்படின்ற அளவுக்கு போய்ருவாங்க.
திடீர்ன்னு கரண்டு ம். ஆமா. "அடிக்கடி கரண்ட்டு போகுதுயா, என்னய்யா பிரச்சன?" அப்படிம்பாங்க. ம். அதனால என்னன்னா வா மத்த நேரம் விளையாண்டுட்டு எப்படினாலும் நண்பர்களோடு என்னென்னா, அது இந்த நிகழ்ச்சி போடுறதும் பாத்திங்கன்னா ஒரு 12 மணி வர தான் போடுவாங்க. ஒரு எட்டு, எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் 4 மணி நேரம் வேற வேற நிகழ்ச்சி போடுவாங்க. போட்டுட்டு 12 மணிக்கு அப்புறம் படம் போட போயிருவாங்க. அதனால நம்ம நண்பர்களே பாத்திங்கன்னா அந்த நேரத்தில வந்து வேற விளயாட வரமாட்டோம் பெரும்பாலும். எல்லாம் இந்த நிகழ்ச்சி, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சக்திமான்ங்கிற ஒரு சீரியல் ரொம்ப பிரபலமா இருந்தது.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! அப்படி. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.

கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா.
அ அது வந்து 3டியில எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ரொம்ப பிரபலமா பேசி பள்ளியிலேருந்துலாம் கூட்டு போனாங்க.
ஓ! அப்டிங்களா சரிங்க, சரி. அது அந்த சின்ன பசங்கள்லாம் இருக்கற அந்த நிகழ்ச்சி அந்த படம் தானே அது?
ஆமா. ஆமா ஆமா. அது முத தடவ வந்து, முதல் தமிழோட முதல் 3டி படம் அது. அது போக பார்த்தீங்கன்னா, எ எப் எப்பயாவது நாங்க ஆங்கில படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு மம்மி திரைப்படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஆ நானும் என் நண்பர்களும் வந்து அப்பலாம் அந்த விசிடி தான் இருக்கும். கேசெட் மாரி பெரிய ஒரு ப்ளூ கலர் ஆ அத போட்டு தான் பார்ப்போம். உள்ள அழுத்தி வுட்டா அது மொத்த கேசெட்டும் உள்ள போகும், சது செவ்வகமா இருக்கும். அந் ஆ அந்த டிவிடி ஆ அந்த விசிடி பிளேயர போட்டு தான் படம் பார்க்கறது. அ அது போக என்னன்னா, அப்ப அதையும் வாடகைக்கும் குடுப்பாங்க.
ஆ அந்த சின்ன பசங்க கொஞ்சம். ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ஆஹ புரியுது, புரியுதுங்க. ஓ! சரிங்க. அப்டிங்களா?
ஆமா, எங்க ஊர்ல ஒருத்தர் வாடகை குடுப்பார், டெக்கும் இதுவும் வாடகை குடுப்பாங்க. அதனால எப்ப வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் படிக்கிற டியூஷன்லேயே கூட இந்த அ சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொண்டாடுவோம்ல. ஆ அப்ப கொண்டாடுனோனே அதநேரம் ஒரு படம் போடுவாங்க. படம் போடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விசிடி பிளேயர இதெல்லாம் எடுத்துட்டு வந்தது, அத போட்டு தான் கேட்கறது
கண்டிப்பா. க ஆமா, ஆமா. ஓ! அத வாடகைக்கு குடுத்துட்டு, நம்ம அந்த படம் பார்த்து முடிச்சதும் அவங்ககிட்ட கொண்டு போய் திருப்பி குடுத்துற மாரி!
ஆமா, விசிடி பிளேயர்ன்னா அந்த நம்ம எப்டி ஒரு இப்போ அ டிவிடி பிளேயர் மாரி அது அந்த சிஸ்டம். அத எடுத்துட்டு அத அத கேசெட்ட வாடகைக்கு எடுத்துக்க ரெண்டுக்கும் ஒரு காசு வாங்கிருவாரு அவரு.
அந்த செ ஓ! சரி, சரி. நல்ல ஒரு இதா இருக்கு.
வாங்கிட்டு நம்ம எல்லாருக்கும் படத்த போட்டு பார்க்குறது. இது போக என்னென்ன முக்கியமா வருஷம் வருஷம் வந்து எங்க ஊர்ல வந்து இந்த இது நடக்கும். திருவிழாலாம் நடக்கும்போது, இந்த பங்குனி தைப்பொங்கல்ல ஒட்டி திருவிழா நடக்கும், 10 நாள் நடக்கும் விசேஷம். ஆமா, அந்நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படங்கள்ல திரை கட்டி போடுவாங்க. கலையரங்கம்னு சொல்லி இருக்கும் கோயிலுக்கு முன்னாடியே.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க. ஓ! அப்டிங்களா! ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ.

ஓ! சரிங்க, சரிங்க.
அதாவது தமிழ் படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அ இப்ப ஒரு சின்ன நகரம் சின்ன ஊர் அப்பிடின்னா ஒரே ஒரு டூரிங் டாக்கீஸ் இருக்கும். அதில காலையில ஒரு படமும், சாயங்காலம் ஒரு 4 ஷோ இருக்கும். 2 ஷோ ஒரு படத்துக்கும், 2 ஷோ ஒரு படத்துக்கும் ஓட்டுவாங்க. இதே இது ஒரு நகராட்சி அளவுல இருக்குன்னா, அங்க ஒரு 3, 4 தியேட்டர் இருக்கும். இப்ப நாகர்கோயில்மாரி இடம்னா, 4 தியேட்டர் பன் குறஞ்சது இருக்கும். அதனால பலதரப்பட்ட படங்கள் பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது.
இருக்கு. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு சேனல்ல பார்த்த ஒரு நிகழ்ச்சிய நீங்க எல்லோரும் சேர்ந்து விளையாண்டது உண்டா? இல்ல, அது இன்னும் வரைக்கும் வந்து ஒரு ஞாபகம். அ இந்த இது வந்து திருப்பியும் போட்டா நான் பார்ப்பேன், அப்பிடின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி.
ஆமா. அது நாங்க பார்த்துருக்கும்போது என்னன்னா, அந்த சக்திமான் சீரியல பார்த்துட்டு அதேமாரி நடந்துக்க ஆரம்பிச்சோம். அ எங்களுக்குள்ள யாராவது ஒரு ஆள் அந்தமாரி ஹீரோ ஒரு கதாநாயகனாகவும், மத்த எல்லா வில்லன் மாரியும். கையில குச்சி எடுத்துட்டு அத ஒரு கன்னு மாரி வச்சு உபயோகப்படுத்தி விளையாட்றது.
ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. க கதாநாயகன் வந்து கதாநாயகிய காப்பாத்துறமாரி சொல்றது. அ அந்தமாரி விளையாட்டுக்கள். அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அ ச விக்ரம வேதாளம், அப்பிடின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்தது. வேதாளம் விக்கிரமாதித்தன் அப்பிடின்னு சொல்லிட்டு, அது வந்து எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த அ செய்தித்தாள்ல வந்து, தினசரி இதுமாரி ஒரு சிந்துபாத் ஸ்டோரி மாரி தினம், தினம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ஓ! சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ஓ! சரிங்க. ஓ! கு அந்த குறுஞ்செய்திமாரி இப்ப எ செய்திதாள்ல போடுவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. ஆமா, ஆமா. அப்ப வந்து அந்த க சிந்து பாத்து. அ சிந்து பாத்துன்னு சொல்லி ஒரு கத ஓடும். அதாவது ஒரு பெரிய கதைய வந்து சின்ன சின்னதா படம் மாரி வரஞ்ச படத்த வச்சு, அவுங்க ஒரு டயலாக் சொல்ற மாரி வச்சு, எப்பிடி காமிக்ஸ் புக் இருக்கோ, அந்தமாரி எடுத்து போடுவாங்க. அ அதே இத வந்து டிவி ல போடும்போது என்னன்னா நமக்கு அதுல வந்து, இந்த அ அலிபாபாவும் 40 திருடர்கள் கதைய வந்து படமா ஒரு சீரியல்லா எடுத்திருந்தாங்க. அந்த பூதத்த வச்சு.
ஓ! சரிங்க. ஓ! ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.